ஆனா, வீட்ல வந்து நம்ம உள்ள வந்து பாப்போம் இல்லைங்களா, கிச்சன் கிட்ட வந்து மேல பாக்குறேன். கா அந்த ஓட்டையை காணோம். அ பெட்ரூம்ல போய் நின்னு ஓட்டையை பாக்குறேன் ஓட்டைய காணும். எங்கயுமே காணோம் ஆனா மேல பாத்தா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்ல, எனக்கும் இதை யார்ட்ட கேட்கிறதுன்னு தெரிலிங்க.
ஆமா. சரி, இப்ப கடைசியா யார்ட்ட கேட்டீங்க?
அப்பறமேல்தான், மெல்ல தயங்கி எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டா, நெல்லு காய வைப்பாங்களாம். நெல்லு, மஞ்சளு, வெங்காயம் எல்லாம் காய வைக்கும்போது, திடீர்னு மழை வந்துருச்சுனா அதெல்லாம் அப்படியே குமிச்சு, அந்த பரண்ல கொட்டுவாங்களாம், அந்த ஓட்ட வழியா. <laughs> ஆமா. அந்த மாரி, அதுக்கு வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் பாக்க
சரி. ம்ஹ்ம். அந்த ஓட்ட வழியா கீழ வந்துரும். ம். இப்ப அதில வேற ஏதாவது உயிரினங்கள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதா? அத மூடி வச்சுருக்கும் போது.
ம்ஹ் அதாங்க, அது பிளாஸ்டிக் போட்டு மேல ஒரு செங்கல் எடுத்து வச்சிறாங்க அது மேல. அதனால பெரும்பாலும் அதில எதுவுமே போறதுக்கு வாய்ப்பு இல்ல.
சரி, சரி. அதாவது, ஒரு புனல் மாரி. அந்த தொடக்க காலத்திலலாம் பாத்தீங்கன்னா பெரிய வீடுகள்ல வந்து, இந்த புகை போறதுக்காக வீட்ல வச்சிருப்பாங்கல்ல.
ஆ. ஆமா.
அந்த மாரி இது ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. நல்ல அமைப்புதாங்க.
ஆமா, ம். இந்த மாரி பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் பாக்கம்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா, கேட்ட உடனே அதாவது, எனக்கு கூச்சமா இருந்துச்சு கேக்கிறதுக்கு. ஆனா, அவுங்க அதெல்லாம் வந்து கவலப்படாம சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இந்த கூச்சல்லாம் படாம எனக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
சரி, சரி. நீங்க சொல்றத பாத்தா அந்த குடும்பம் வந்து விவசாய குடும்பம் மாரி இருக்கு. உங்க கணவர் குடும்பம். நீங்க வந்து நகரத்தில கண்டிப்பா விவசாயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. உங்களுக்கு எப்படி இருந்தது. அங்க இருந்து இங்க வரும்போது, முதல, இவர வந்து கை இந்த மாரி தான் மாப்பிள்ளைனு சொன்ன உடனே உங்களுக்கான எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருந்தது?
ஆமா, விவசாய குடும்பம் தான். அதாவது, எதிர்பார்ப்புலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது வந்து என்னென்னா சொந்தக்காரங்க இதுல. அதனால பெருசா ஒண்ணும் தெரிஞ்சுக்கல எங்களுக்கு. அதுவும் காடு க க இடங்கள்லாம் இருக்கு நிலம்லாம் இருக்குன்றதுனால கட்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாள் தான் வந்து அந்த ஊருக்குள்ள இருந்தேன் நானு, ஊருக்குள்ளனா அந்த அவ அந்த வில்லேஜில வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தேன் நானு. அப்போ பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு வந்து தண்ணி வருங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா, அது வில்லேஜுன்னு தான் பேரு. ஆனா, தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணீன்றது வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிதான் தண்ணி வரும் அங்க.
உங்க எண்ணங்கள் என்ன இருந்தது? சரி. ம்ஹ்ம். ஓஹோ! சரி. ம்ஹ்ம். அதாவது, அர அவுங்க ஊர்லருந்து பஞ்சாயத்துல இருந்தே ரெடி பண்ணி குடுவாங்க இல்லையா? ம்.
ஆமா, ஆமாங்க. அந்த தண்ணி வரம்போதெல்லாம், நம்ம என்ன பண்ணோம் அந்த தெருவே எல்லாம், தெருவையே குளிப்பாட்டி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ தூரம் இது பண்ணுவாங்க.
அதாவது கொழாயில போய், இது மக்கள் நின்னு பிடிக்கிறாங்கலா அந்த மாரியா?
ஆ அந்த மாரி இல்லனா ஓஸ்சு, அவுங்கங்க வீட்டுக்கு வந்து ஓசோ ஒண்ண மாட்டி உள்ள இழுத்துப்பாங்க தண்ணிய. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கிச்சனுங்க, எனக்கு அத பாத்த உடனே எனக்கு பிரம்மாண்டமா ஆகிடுச்சுங்க. ஏன்னா கிட்சன்ல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பேரல் அடுக்கி வச்சிருக்காங்க.
சரி.